ஆ இல்ல, இல்ல. நம்ம ஒரு ஒருத்தருக்கு வந்து நம்மள பத்தி ஒரு கார்டு குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல என்னைய பத்தி நான் சொல்லும்போது என்னுடைய முகநூல் அ இது, இது என்னுடைய மின்னஞ்சல் இது, என்னுடைய இன்ஸ்டாகிராம் இதில நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம்ன்னு சொல்லும்போது, இவர் வந்து எல்லா இதுலயும் வந்து இருக்காரு இவரு அப்டு டேட் வந்து இப்போதைய நவீன இதுக்கு ரெடியா இருக்காரு அப்டின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போடாம நீங்க வெறும் ஒரு தொலைபேசி எண்ணை குடுக்கும்போது, இவர் ரொம்ப பழைய ஆளு அப்டின்னு நெனைப்பாங்களான்னு கேக்றேன்?
ம். இல்ல, அப்டி யாரும் நம்மட்ட ஒரு தெளிவாக நேரடியா கேக்க மாட்டாங்க, இருக்கான்னு கேட்பாங்க. அவுங்க அந்த அளவுக்கு தேவையானவங்கள தான் இரு வச்சிருப்போம். இப்ப என்னன்னா, எல்லாருக்குமே இந்த அக்கவுண்ட் எல்லாருக்கும். இப்ப எனக்கும் முளோல அக்கவுண்ட் இருக்கு எக்ஸல இருக்கு. ஆனா, நான் வந்து அதுக்கு ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் தான் செலவிடுவேன். போய் என்ன இருக்குங்கிறத அந்த ட்ரெண்டிங்கில என்ன இருக்குன்னு தான் பாத்துட்டு போவேனே தவர, அத தாண்டி பெருசா பண்ண மாட்டேன். அதில நான் எப்ப வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பேன்னா, உதாரணத்துக்கு வந்து ஒரு தேசிய அளவில ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கும். உதாரணத்துக்கு இப்ப இந்தியா வந்து டி 20 வேர்ல்டு கப் ஜெயிச்சப்போ நான் அதில ஒரு ஒரு மணி நேரம், 2 மணி நேரம் நேரம் செலவிட்டேன். அதில போட்ட கமெண்டுகள் எது யார், யார் என்னென்ன சொல்றா, பெரியவங்க என்ன பேசுறாங்க இந்த விஷயங்கள கவனிக்கிறது. ஆனா தினந்தோறும் வாழ்க்கையில வந்து, அத என்ன ஆட்கொள்ள விட மாட்டேன். இப்ப வீட்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
ஆ. ஆ சரி, சரி. அ இப்போ நீங்க யாருக்காவது சொல்றீங்க. இதெல்லாம் வந்து பாக்கக்கூடாது உனக்கு கேடானது நீ அழிச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கைய. நல்லா உழைக்க வேண்டிய நேரத்தில உக்காந்து, அ ஒரு வேலைக்கு போகாம இப்டி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. அத வந்து அவுங்க ஏற்கலைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு கோவம் வருமா? இல்லைன்னா வந்து அதுக்கு வேறு ஏதாவது முயற்சி பண்ணுவீங்களா அத சரி பண்ண?
இப்ப நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைகள் அப்டின்னா, நம்ம அடிச்சு பேசலாம். இது பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லலாம். ஒரு மூன்றாவது நபர்னா நமக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அத தாண்டி நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அந்த, அந்த அவுங்களோட உறவினர்களோ, அவுங்களோட அண்ணன், தம்பியோ அக்கா, தங்கையோ இல்ல பெற்றோர்களோ அவுங்கிட்ட இத எடுத்து பேசணும். இந்த மாரி பையன் தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கான். அ இரவில வந்து நண்பர்களோட போய் சேர்ந்து சமூக வலைதளங்கள்ல வந்து ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து குரூப் சாட் பண்ணிட்டு இருப்பாங்க.
ம். ம். ம். ம். ம். ம், ம், ம், ம். ம், ம். ம்.

ஆமா. பணம் இழப்பும் இருக்கு. எப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு எல்லா தொழில் இந்த மொபைல் நிறுவனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அதாவது நெட்வொர்க் நிறுவனங்கள் Airtel, Jio இவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 28 நாளைக்கு வந்து ரீசார்ஜ் பண்ண சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 1 1/2 ஜிபி அப்படின்னு.
ம், ம். ம், ம். ம். ம், ம். ம். ம். ம், ம்.
இன்னைக்கு இருக்குற நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்களோட மொ கைபேசியில இருக்கிற நெறைய ஆப்ப டவுன்லோட் முகநூல் பக்கம் இருக்கும், X இருக்கும், Instagram இருக்கும், YouTubeல YouTube Music தனியா இருக்கும், ரீல்ஸ் தனியா இருக்கும். இது போக என்னென்னலாம் ஆப் வச்சுருக்காங்கன்னு தெரில. நெறைய ஆப்புகள் இருக்கு. இது எல்லாமே வந்து டேட்டாவ இழுத்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆமா. தினந்தோறும் அது போக ரூ. 50 ரீசார்ஜ் பண்ணுவாங்க. மாசம் பார்த்தீங்கன்னா, ரூ. 1500 எக்ஸ்ட்ரா தான் செலவழிப்பாங்க.
ஓ. ம். ம். ம். ம். ம். ம், ம். ம். ம், ம். ஆமா. இவ் ஆ இப்ப உங்களுக்கு பிடிச்சவங்க வந்து இதுல மாட்டிக்குட்டு இருக்கும்போது, நீங்க கண்ணுக்கு நேரா பார்க்குறீங்க, ஒருத்தங்க வந்து அழிஞ்சிட்டு இருக்காங்கன்னு. நீங்க எந்த மாதிரியான நடவடிக்கைலாம் எடுப்பீங்க, அவுங்கள மீட்டு எடுக்குறதுக்கு?
சொந்தக்காரங்கன்னா, நம்ம கண்டிப்பா திட்டுவோம், சின்ன பசங்கன்னா. "இது பண்ணாத, இது கொற" அப்படின்னு அவங்க அப்பாட்ட கூப்புட்டு பேசுவோம். ஏ! அளவையாவது நேரத்த குறைக்க சொல்லு. இது ரொம்ப நல்லதில்லன்னு. வீட்ல இருக்கிறவங்கள்ன்னா, அவங்கள சத்தம் போட்டு நேரத்த அந்த உபயோகிக்கிற நேரத்த கொறைக்க வைப்பேன். உதாரணத்துக்கு இப்ப என் பொண்ணு பள்ளி முடிச்சு வந்தான்னா, முதல்ல ஒரு அ இப்ப 0:30 மணி நேரம் வந்து, இந்த வந்த ஒன்னே அந்த டேப எடுத்துருவா. நான் அந்நேரம் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா, அவ 8 மணி நேரம் பள்ளியில இருந்துட்டு வந்துருக்கா. யாரா இருந்தாலும் அந்த மொத 0:30 மணி நேரம் ஆசுவாசப்படுத்துவாங்க. ஆனா, அந்த 0:30 மணி நேரத்த தாண்ட விட மாட்டேன். முடிஞ்சோன்ன டேப புடுங்கி வச்சுருவேன். என்ன சொன்னாலும் சரி. ஆனா அவுங்களுக்கு என்னன்னா, தொடக்கத்தில க் அழுவாங்க. அதுக்கப்புறம் இது ரெகுலர் பழக்கங்கிறதுனால, அத விட்டுருவாங்க. அதேமாரி இரவுல தூங்கும்போதும் பார்த்தீங்கன்னா, படிச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம், ஒரு அ தூங்குறதுக்கு முன்னால ஒரு 15, 20 நிமிஷம் பார்ப்பாங்க.